<clicks tongue> கண்டிப்பா, நம்மளுக்கு ட்ராவல் பண்றம்போது பயணம் பண்ணும்போது வந்து, நிறைய பிளேஸ் வந்து சுற்றுலா தலம் நிறையவே இருக்கும், அதுவும் இந்த ஃபாரஸ்ட் பிளேஸ் காடுகள் அந்த போல பிளேஸ்லாம் போகும்பொழுது, அதுவும் இரவில போகும்போது, இருக்கிற பயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் காரில போகும்போது, "என்னடா! எதிர்க்க இருக்கோ? என்னடா வரும்?" அப்படின்ட்டு ஒண்ணும் தெரியாது, வெள்ளை கலரில எவனாது துணி போட்டுருந்தா கூட, அந்த பயந்துட்டு, ஒரு ஃபீல் வந்து, வாரானுவ பேயா? மனுஷனா? அப்படின்ட்டு. கேட்டா நடு நேரத்தில தான் கழனி வேலைக்கு போய் வா இதுவும் பார்க்க போற, அப்போலாம் சொல்லும்போது, நான்லாம் பயந்துருக்கேன், உண்மையா. என்னோடய அண்ணன் கூட பைக்கில போகும்போதுலாம் பார்த்து பயந்துருக்கேன், அதுபோல எதனா காடுகள் காடுல வந்து பார்த்து நீங்க எதனா அனுபவம் இருக்கா உங்களுக்கு, ஆழமா எதனா?
ஆமா. <snorts> ஓஹோ! நிச்சயமா, ஆ என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ம் ஆ நான் பிறந்து வாழ்ந்ததுலாம் பார்த்தீங்கனாக்கா, ஒரு கடற்கரை நகரம், அம் அதனால என்னென்னா நா எங்களுக்கு வந்து அதிகமா வந்து இந்த கடல் ம் பக்கம் போயிட்டு அந்த பேக் வாட்டர் சொல்லுவாங்க, இல்லைங்களா. அம் அதெல்லாம் போய்ட்டு வந்திருக்கிறது, எனக்கு பழக்கமா இருந்துச்சு, எங்க பக்கத்தில சுத்தி, முத்தி எங்க பார்த்தாலும் வந்து இந்த மலையோ, காடோ, எதுவுமே கிடையாது, பொதுவா.
சரிங்க. ஆமா.
அ. ஒரு சின்ன, சின்ன இந்த இது இருக்கும் இல்லைங்களா? அந்த மூங்கில் அ தோ தோட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அங்க போய்ட்டு நாங்க வந்து, சும்மா ஏதாவது முயல் புடிக்கிறது அந்த மாரிலாம் பண்ணியிருக்கிறோம். ம். ஆனா, பெரிய காடு அப்படினாக்க எங்க ஊர் பக்கத்தில எங்கயுமே இல்ல. ம். அப்போ, நான் என்ன பண்ணுனேனு கேட்டிங்கனாக்க கொஞ்சம் வளந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த படிச்சி முடிச்சிட்டோம்ன்னும் பொழுது வெளியூர் வெளிநாடு எல்லாம் நம்ம போயிட்டு பயணம் பண்றோம் இல்லையா?
ஆமா. ஆ. சரிங்க. ஆமா.
அ. அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவ நான் வந்து எனக்கு வந்து இது அதிகம். அம். இந்த இயற்கை சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நான் வந்து ரொம்ப விரும்பி போவேன். அ. ஏதாவது காடுகளா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ஆற்றுப் பகுதியா இருக்கும். அ கடற்கரை வந்து அது போயே போய்டும்னு வச்சுக்கோங்களே. ஏன்னா, அது நம் உடலோட ஊறிப்போன ஒரு விஷயம். ஆமா அதனால அது எப்டியா இருந்தாலும் போய்டுவோம். இது மாதிரி காடுகள் போறது இல்ல வந்து ஒரு ஆற்றுப்படுகை, அந்த மாரி போறது அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு அதுக்குன்னே வந்து அமைவாங்க. ஏன்னா, உங்களுடைய விருப்பம் எதுவா இருக்குதோ அத தேடி நீங்க போம்போது தானா சில விஷயங்கள் வந்து அமைஞ்சிரும். இல்லையா?
சூப்பர்ங்க. ஒன்றிணைந்தது. ஆ. நிச்சயமா.
ம். அந்த மாதிரி நாங்க என்ன பண்றோன்னாக்கா, எனக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த அ கொரோனா காலகட்டம் நடந்தது இல்லையா? 2020ல. அ. அது அப்போ வந்து எல்லோரையும் வீட்டுக்குள்ளேயே வந்து பூட்டி வச்சுட்டாங்க இல்லையா? அதானே நடந்துச்சு ம்.
ஆமா. <chuckles> நிச்சயமா, நிச்சயமா. அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாச்சே.
ஆமா அப்டி இருக்கும்பொழுது, என்னன்னா அது நம்மள வந்து கட்டி போட்டா மாதிரி ஆயிடுது இல்லயா? எங்கேயும் போக முடியாது. போய் பால் பாக்கெட் வேணா வாங்கினு வந்துருப்போம். அதுவும் கூட, அப்பார்ட்மெண்ட்லயே வந்துடுவாங்க. நம்ம போய் அ ஜெயில் கைதி மாதிரி ஒரு ஒருத்தவங்களா, போய் வாங்கணுன்ற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் கொடுமையா தான் இருக்குனு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு.
<snorts> ஓகே. ஆமா நமக்கே நம்ம புடிக்காத காலகட்டமும் அதுதான். அது என்னென்ன கொடுமை பண்ணுச்சு நம்மள அ.
ஆமா. ம் அந்த மாதிரி இருக்கும்பொழுது, ஓ ஒரு சில நண்பர்கள் வந்து குழுவா வந்து சேர்றோம், அ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வெளியில போறதுக்கு ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
சரிங்க.
ஆ அப்போ எப்டின்னா உங்களுடைய, அதாவது சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுன்னா, அதே ஆர்வம் உள்ள ஒரு சில நபர்கள் வந்து, உங்கள தேடி அப்டியே அந்த ஈர்ப்பு விசை வந்து <chuckles> உருவாகிடும். அம். அந்த மாதிரி
நிச்சயமா அதுவும் பயணம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது, எங்கே போறீங்க? ஏது போறீங்க? எனக்கும் இந்த விஷயம் புடிக்கும் உங்களுக்கும் புடிக்குமா? அப்டின்ட்டு அந்த பயணத்ல வர்ற தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மேல்கொண்டு நம்ம எதனா பயணம் பண்ணும்போது, அவங்களுக்கு கூப்ட்றத்தா இருக்கட்டும், அவங்க இப்ப பயணம் பண்ணும்போது நம்மள கூப்ப ஒரு டீமாவே ஆகிடும். நிச்சயமா. ம்.
ஆமா. ஆ. அந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஒரு 4-5 பேர் வந்து ஒண்ணா சேர்றோம். ம் எங்களுக்லாம் வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டு பகுதிக்கு போலாம். அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாம் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்ன்னா, இந்த கர்நாடகா பகுதியில பாத்தீங்கன்னா, நாகர்கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்டுப்பகுதி இருக்கு.
சரிங்க. சரிங்க.
ஆ, அங்கே வந்து சரி, நம்ம நெறைய இடத்துக்கு போயி போயிருக்கோம். இங்கே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணுனதுக்கு அப்புறம் அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல வந்து ஒரு அடர்ந்த காடு அது. அம், யானைகள் இருக்குது. புலிகள் இருக்குது. அ மத்த, மத்த மிருகங்கள் இருக்கும் இல்லையா, ம் என்ன சொல்றது இந்த அ மான்கள் வந்து ஆமா. வனவிலங்குல இந்த மான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த பகுதியில போனாலும் அந்த ரோட்டு பகுதியில அதுங்க தானா வந்து மேய்ஞ்சுகிட்டு, எதையாவது சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அப்போ ம் அடிக்கடி நீங்க போயிருந்திங்கனாக்கா, உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா இவங்க எப்போதும் இங்கன தான் நின்னுன்னு இருப்பாங்கன்ற மாதிரி ஒண்ணு ஆயிடும் நம்மளுக்கு. ம்.
ம். கண்டிப்பா. காட்டு விலங்குகளெல்லாம். ம். நம்ம பசங்கள எப்ப வேணா வருவானுங்க, எப்போ வேணா போவானுங்க.
ஆமா. அவங்க பாட்டுக்கு ஒரு பயம் கூட இருக்காது பாருங்களேன். என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஒரு சில பேரு அவுங்க எடுத்துட்டு போற சில விஷயங்கள வந்து அதுக்கும் வந்து போட்டு, இந்த வ பிரெட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அதெல்லாம் போட்டு பழக்கப்படுத்திடுறாங்க. அப்போ அது வந்து தவறு என்ன கேட்டாக்க. ஏன்னா.
ஆமா.
அவங்க இயற்கையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரங்குகள் அ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயற்கையில இருக்கிறதை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து சரியா வரும்னு சொல்றாங்க, அ நம்ம மனுஷங்க என்ன பண்ணறாங்கன்னா, அது குடுக்குறதில ஒரு ஆர்வத்தில எதையாவது போட்டு விட்டுட்டு, அதுங்க என்னன்னா இறை தேடுறதையே நிறுத்திடும் அப்படின்னு, அ ஒரு ஒரு ஆராய்ச்சியே சொல்லுது, குறிப்பா குரங்குகளுக்கு, அ இந்த மாரி இருக்கும்பொழுது நாங்க என்ன பண்ணோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெசார்ட் மாரி ஒண்ணு புக் பண்றோம், அந்த காட்டுக்கு நடுவுலேயே, அ அப்போ அந்த, விடுதியில இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, அம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து, ஒரு புலி வந்துட்டு போனுச்சு இந்த பக்கமா, இந்த நீர் பகுதி இருக்கும்ல, அ புலி புலி <laughs> அம் ஆமாங்க ஏன்னா, அது வந்து இது இருக்கிற பகுதி அது, புலிகள் இருக்கிற பகுதி, அந்த காடு, ஆ அ அப்போ இந்த பக்கம் 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, ஆ பொதுவா வந்து, தண்ணி குடிச்சுட்டு போனுச்சுனாக்கா, அது திரும்ப வந்து வரதுக்கு வந்து ஒரு 1 வாரம் 10 நாள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அம் ஆனா யானைகள் வரும், நீங்க வந்து யானைகள் பார்க்கலாம், மான்லாம் பார்க்கலாம், ஆ ஒரு சில நேரத்தில இந்த பைசன் சொல்லுவாங்க பாருங்களேன் பெரிய காட்டு மாடு.
என்னது ஆ. புலியா? ஐயோ ஆ. காடுகள், ஆ ஓகே. ஆ.
அதுவும் கூட வந்துட்டு போகும் அப்டின்றாங்க. சரி.
அந்த கொம்பு நல்லா பெருசா இருக்குமே அந்த மாடா?
ஆமா பெருசா இருக்கும். இந்த பாகுபலியில காட்டுவாங்க பாருங்க. அந்த மாதிரியான மாடு அது.
ஆ. அ, ஆ.
ரொம்ப வந்து பெருசா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா ரொம்ப அமைதியா போகும். <laughs> அ அந்த மாதிரி இருக்கும்பொழுது, சரி நீங்க பார்க்கலாம். அப்போ நாங்க என்ன போனோம்னா நாங்க போகும்போழுதே வந்து, ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அ அப்புறம் சாயங்காலம் அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, சில பேரு அ இந்த டீ, காஃபிலாம் குடிப்பாங்க. அ அதெல்லாம் குடிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மேலே வந்து இந்த வாட்ச் டவர் சொல்லுவாங்க. அதாவது, நீங்க மேல ஏறி சும்மா நின்னு பார்க்கலாம். சுத்தி முத்தி பார்த்திங்கன்னா காடு நல்லா அழகா தெரியும். ஒரு வேளை உங்களுக்கு வந்து லக் இருந்துச்சுன்னா, மிருகங்கள் கூட பார்க்க முடியும்ன்னும்பொழுது. அப்போ, அந்த காட்டு பகுதிக்குள்ளே இருட்டா இருக்குது. ஒரு சில வந்து சவுண்டு கேட்குது வச்சுக்கோங்களேன். நம்ப மாட்டங்க இந்த உறுமல் ச சத்தம் இருக்கு இல்லையா, புலியோட உறுமல்லு. ஆ அது வந்து எங்க இருக்குதுன்னு நாங்க கண்ணுக்கு தெரியல இரவு நேரத்துல. ஆனா வந்து, அந்த சத்தம் மட்டும் கேட்குது. ரொம்போ அ ஆமா ஆக்ரோஷமா வந்து "உர்ர் உர்ர்றது" <chuckles> வச்சுக்கோங்களேன்.
ப்பா! மாட்டினா கைமாவாச்சே. ஆ. ஆ. ஆக்ரோஷமா? அவ்வளவு தான், நம்ம வயித்துக்குள்ள உர், உர்ன்னு கேட்க ஆரம்பிச்சுரும். <chuckles>
<laughs> ஆனா இது வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க. அ, இருந்தாலும் வந்து புலி, புலி தான, என்ன சொல்றீங்க? அதுமாரி அ, அப்ப நாங்க சரி ஒரு ஆர்வமா வந்து நாங்களும் வந்து என்ன பண்றோன்னா, அ, இந்த டார்ச் லைட்லா வச்சு இவங்க காட்டுறாங்க. இங்க எங்கயோ இருக்குது. ஆனா எங்கேன்னு தெரியாது நம்மளுக்கு ஏன்னா அடர்த்தியான காடுன்றதால, கொஞ்சம் சிரமந்தான் அ, உங்க
அ. கண்டிப்பா. ஏங்க உங்களுக்கு புலிய பாக்கணுனா, நீங்க ஜூக்கு வந்துரலாங்க. ஏங்க லைட் அடிச்சு அதுக்கு சிக்னல் காமிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல. <chuckles>
<chuckles> அட என்னங்க நீங்க? எங்க வீட்ல இருந்து வந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டர்ல ஜூ இருக்குது. எப்ப வேணாலும் பாக்கலாங்க. காட்டுல பாக்கணும். அதுதான் முக்கியம். <chuckles> அதனால
அவ் அது சரி அது உங்கள பதம் பாக்காம இருந்தா சரி தான்.
<laughs> ஏனா இயற்கையோட பாக்குறது தான் வந்து, ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அவங்களுடைய சூழ்நிலையில போய் பாக்கணும். இது ஜூன்றது என்னனு பார்த்தீங்கனா, நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அதுங்கள பாவம் வந்து கூண்டுக்குள்ள போட்டு கொடும பண்ணிட்டு இருப்பாங்க. அ, அது பாக்கமாட்டேனு நான் சொல்லமாட்டேன்.
அ. அத கட்டாயந்தான். அ. ஏங்க அது ராஜா ஜாலியா வந்து சாப்ட்டுட்டு, படுத்துட்டு நம்மள வந்து என்னமோ பொழுதுபோகுமேனு நம்மள பாத்துட்டு இருக்கு. இதுல வந்து கொடும படுத்துறாங்களா? நீங்க தாங்க அத டார்ச் வச்சு கூப்பிட்டு வந்து, "வா தல! நம்மள கூட இரு தல" அப்படின்றார் போல இருக்கு.
ஆமாங்க. <laughs> அ, அதான் அப்டி பண்ணா அப்ப மறுநாள் வந்து காலையில விடியகாலையில எனக்கு என்னென்னா, இந்த விடியகாலைல எழுந்திட்டு நான் கொஞ்சம் இதெல்லா பண்றது, பார்க்குறது ரொம்ப ஆர்வம் எனக்கு. அம் ப் பறவைகள்லாம் பாத்தீங்கனால், ரொம்ப அழகா அப்பத்தான் அவங்க எந்திரிப்பாங்க. அந்த இ அ, இசை வந்து நல்லாருக்கும், அவங்க பண்றது, கேட்கறது. ம். ஆமா, அப்படி எந்திரிக்கும்போது அதாவது, நீங்க சூரிய உதயம்லாம் பார்க்க முடியுமானா நிச்சயம் மு முடியாது. ஏனா, பனிமூட்டமா இருக்கும். அதுபோக வந்து அடர்ந்த காடுன்றதால உங்களுக்கு சூரியன் எழுந்திரிக்கிறதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்ல. ம். சரின்னு பாக்கும்பொழுது அப்றம் நான் திரும்ப என்ன பண்ணேன், நான் மட்டும் ஏறி மேல போய்ட்டேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்பறமா கொஞ்சம் நேரம் சென்று மேல வந்தார். அ, நாங்க 2 பேர் நிக்குறோம். ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா, அது நல்ல பெரிய ஒரு, ஒரு ஏரி அது. அ, ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா யானைகள் வந்து அங்க அ, தண்ணி குடிக்குது. அதுக்கு ஒரு 2, 3 யானைகள் அதுல ஒரு சின்ன குட்டி யானை கூட இருக்கு, தண்ணி குடிக்குது. அதுக்கப்றமும் எங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் சென்று
ம். சரிங்க. ஆமா அந்த சௌண்ட். சரிங்க.
பறவைகள்லாம் பறக்குது. கொஞ்ச நேரம் சென்று இந்த யானைகள் வந்து அந் தண்ணீலருந்து போ போதுன் வச்சுக்கோங்களேன். அதுக்கு அப்புறமா வந்தது பாருங்க இந்த இவரு தலைவரு வந்தாரு. என்ட்ரி. அ பொறுமையா வருதுங்க! ஆமாமா, விடியகாலைல, பொறுமையா வருது அப்டியே வந்துட்டு தண்ணி அந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணிய வந்து குடிச்சுட்டு இப்டி நின்னு, எங்கயோ பாக்குது. அது நம்பள தான் பாக்குதா? எங்க பாக்குதுலாம் தெரியாது. ஆனா, அதை அப்டி நிமிந்து பாக்கம்பொழுது ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய அனுபவமா இருந்தது. ஆமாங்க! அது செம்மையா இருக்கும் அது. ஆண் பெ புலியா? பெண் புலியாலாம் நம்பளுக்கு தெரியுல. கொஞ்சம் தூரத்துலருந்து தான் பாத்தோம். ஆனா, ம் ரொம்ப ஒரு இயற்கையில பாக்கிறது வந்து, ஒரு அறிய காட்சின்னு வச்சுக்கோங்களேன். அம் நான் அந்த மாரி பாத்துருக்கேன். முன்ன கூட வேற ஒரு எடத்ல பாத்திருக்கிறேன். ஏன்னா, ரோடு நம்போ, அ ரோட்ல போயின்னு இருக்கும்போது வந்துட்டு நடுவுல வந்து படுத்துன்னு இருந்துச்சு. அதாவது ரோட்டுப் போற பகுதியில அது மாரி நான் பாத்துருக்கேன். ஆனா, இது வந்து இந்த தண்ணி வந்து குடிக்கிறது வந்து முதல் முதலா பாத்தேன். அ என்கிட்டே வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா இருக்கு. ஆனாலும் கூட அவ்ளோ தூரம் அம் அத ஜூம் பண்ணி எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்டியே கொஞ்ச நேரம் அத நல்லா பாத்துன்னு இருந்தோம். அதுக்கப்புறமா அது தானா தண்ணி குட்ச்சுட்டு, கொஞ்சம் நேரம் இப்டியெல்லாம் பாத்துட்டு ஆனா எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கெலாம் இந்த குரங்குலாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு தலைய திருப்பினே இருக்கும் இல்லையா, அ அந்த மாதிரிலாம் இல்லாம இது பொறுமையா, அப்டி, இப்டி பாக்குது. அங்க ஒரு எடத்த பாக்குதுனா ரொம்ப நேரமா அங்கயே பாத்துட்டு, அதுக்கப்புறமா போனுச்சு. இது வந்து எனக்கு ஸ்
ம். பாத்துட்டீங்களா? ஆ. ம். கம்பீர தோற்றம். ம். ஆ. ம். ம். புரியுது. ஆமா. கூர்ந்து கவனிச்சுட்டு போகுது.
ஆமா. ஏன்னா, அது என்ன இறை தேடுதா? இல்ல எதையாவது அந்த சத்தம் கேக்கிறத அது கவனிக்குதா? என்னான்னு புரியல! ஆனா ரொம்ப நேரம், அப்டியே நின்னு பாத்துட்டு, அதுக்கப்புறமா திரும்ப காட்டுக்குள்ளயே போயிட்ச்சு. இது வந்து எனக்கு சரியான அனுபவமா இருந்தது. ஏ ஏன்னா, அப்டியே நம்ப ஏதேதோ மிருகம் பாப்போம். யானைகள் கூட நீங்க அதிகம் பாத்துடலாம்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆ உ மா மான் எல்லாம் ஒரு சாதாரணம். இந்த பைசன் கூட உங்களுக்கு ஒரு ஒரு நேரத்தில வந்துட்டு போகும் அது. அந்த மாதிரி இந்த செந்நாய்ன்னு சொல்லுவாங்க. காட்டு நாய்கள்.
பா! ஆமா. ம்.
அது கூட வந்து கொஞ்சம் அரிது தான். எப்போவது வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன கும்பலா தான் வருவாங்க. அவங்க ஒரு 20 30 பேர்தான் ஒண்ணா வருவாங்க. ஆ அது மாரி கூட ஆமாமா. ஏனா, இந்த ஓநாய்கள் கூட வேற மாரி இருக்கும். இது வந்து. ஆ என்ன சொல்றது கொஞ்சம் கும்பலா தான் வருவாங்க அவங்க பாதுகாப்போட. அந்த மாரி இருக்கும்பொழுது இத பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்துச்சி. அதெல்லாம் வந்து என்னால மறக்க முடியாத ஒரு நினைவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏனா
தலைவர் படையோட தான் வருவாரு.
பல மிருகங்கள் நம்ம வந்து பக்கத்திலேயே பார்த்தோம். பட் இது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும் பார்க்க.
நிச்சயமா, நிச்ச ஆ. இதுக்கு தான நேத்து நைட்டு அந்த புலிய வந்து டார்ச்சர் எடுத்து கூப்ட்டிங்க காலையிலேயே வந்து புலி வந்து காய்ச்சி குடுத்துட்டு போயிச்சு பார்த்தீங்களா. அதேபோல அந்த புலி அவரு சொல்லியிருந்தாரு. அந்த புலி வந்து தண்ணி குடிச்சி போனா ஒரு வாரத்துக்கு கழிச்சி தான் வரும் அப்டின்ட்டு.
<laughs> ஆமாங்க. ஆமா. அதுதான். அதுதான் அவரு என்ன சொன்னார்னா? எங்களுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து குடிச்சுது. ஆனா, அது திரும்பி வரணுனாக்கா அது ரொம்ப, ரொம்ப ரேர் தான் அது. ஒரு வாரம்மாவது ஆகும். திரும்பி வராது. அது இந்த பக்கம். ஏனா, என்ன பண்ணும்னா யானைகளும், புலிகளும் என்ன பண்ணுனாக்கா அது நடந்து போய்ட்டே இருக்குங்களா.
ம்.
அதனுடைய, அதனுடைய என்ன சொல்றது, அந்த பவுண்டரினு சொல்வாங்க இல்லீங்களா? அது டெரிட்டரி, ஆங் அதனுடைய எல்லைய வந்து அது வந்து விரிவுபடுத்திக்கிட்டே இருக்குமாம் எப்போதுமே. ஆ அப்போ என்னன்னா எங்கெங்கேயோ போயின்னே இருக்கோம், திரும்பி வந்து இங்கே குடிக்கிறது வந்து ரொம்ப சிரமம் தான் என்ற மாரி, ஆனா இது அதே புலியா? இல்ல வேற புலியா? இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியல ஏன்னா, அங்கே அவங்ககிட்ட கேட்கல, அ வீடியோ கால் என்னமோ நாங்க பாத்துட்டு, சரி வந்த வரைக்கும் சந்தோஷம் தானே, அப்பிடின்னு,
சரி. ஆமா, ம். ம், புரியுது, புரியுது. நிச்சயமாங்க, அதுவும் காலையில எழுந்து, அந்த பறவைகள், யானைகள், அதுவும் அந்த புலி, அதெல்லாம் பாக்கறது எவ்ளோ இது வரு. நாளா வந்து கத்துவேன் புலி, புலி, புலி, புலி அப்டின்ட்டு. <laughs> ஆமா, எனக்கு அந்த புலி இல்ல, நான் கூண்டுல பாக்குறக்கு, தலைவா நீ வந்து அங்கேயே இரு, நான் இங்கே இருக்குறேன். நீ எல்லைக்கோடுக்கு வரக்கூடா, நான் உன் எல்லைக்கோடுக்கு வரமாட்டேன், அதுவும் இதே சமயத்துல நீங்க போய், அந்த நீர் வீழ்ச்சியை குளிக்கிறதுக்கு போயிருந்திங்க, கண்டிப்பா புலி விசிட் பண்ணியிருக்கும் உங்கள, "ஹாய் தல, என்ன பண்ணுறீங்க? எங்கிருந்து வந்துருக்கீங்க?" அப்படிலாம் கேட்டுருக்கோம். <giggles>
<laughs> ஐயயோ! விஜய் கொண்டு வரிங்க. <laughs> ஆ. ஆமா, ஆமா. ஆனா இது இது வந்து ஒரு ஏரிக்கரை இது, நீர்வீழ்ச்சி இல்ல. ஆனா நீர்வீழ்ச்சி இருந்தால், நீங்க சொன்ன மாரி, குதிச்சு தான் இருப்போம் ஒவ்வொரு வேளை. <chuckles>
நிச்சயமா, தலைவரும் வந்து உங்க கூடயே வந்து குதிச்சுப்பார். ஆனா புலிக்கு சுவிம்மிங் தெரியும், கண்டிப்பா.
அய்யயோ! ஐய்யோ! நல்லா தெரியுங்க அதுக்கு, எவ்வளோ ஆழமானாலும் என் அனைத்து, இந்த பூனை இது இருக்கு இல்லைங்களா குடும்பம், அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும், என்ன நம்ம இந்த வீட்டில வளர்க்கிற பூனைக்கு மட்டும் தண்ணீல பிடிக்காது, மத்த பூனை குடும்பத்தை சேர்ந்த அனைத்து மிருகங்களுக்கும் வந்து, அது நல்லாவே தெரியும்.
ஆமா, ஆமா. ஆமா. நிச்சயமா, நிச்சயமா, அவ்வளோ அழகா உங்க காட்டுப் பயணம் வந்து, அற்புதமா சொன்னீங்க. எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வ கேட்க கேட்க வந்து புலிய பா நைட் டைமில புலியா, டார்ச்சு அடிச்சு இது பண்ணுறது இருக்கு, அந்த புலியோட உருமலா இருக்கட்டும், மார்னிங் எழுந்து அந்த புலி பார்த்து ஒரு அற்புதமான ஒரு காட்சி நீங்க சொல்லும்போதெல்லாம், "பா! பரவாயில்லப்பா அந்த போன ஒரு ஃபீ ஒரு எடத்துக்கு ஒர்த்து" அப்படின்ட்டு நான் சொல்லலாம் கண்டிப்பா, உங்க கூட பேசினதுல, உங்களோட அனுபவத்தை கேட்டதுல, ரொம்பவே சந்தோஷங்க மிக்க நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
<laughs> மகிழ்ச்சி, நன்றி.